ஆமா. நமக்குமே சாப்படுறதுக்கு ஒரு மாரி இருக்கும். செய்றவங்களுக்கு ஒரு அலுப்பாயிரும். கண்டிப்பா.
ஓ! எனக் ஆமா. அதனால எனக்கு இணையம் இந்த வழியில உதவ தான் செய்யுதுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வீட்ல எதாவது புதுசா பொருட்கள் வாங்கியிருக்கோனு வைங்களேன். அப்ப வந்து அத பயன்படுத்துறது எப்டின்னு சொல்லி அப்படியே நமக்கு ஒண்ணுமே புரியாது. அவன் ஒரு புத்தகம் குடுத்திருப்பான். அத இன் அதுவும் குட்டி குட்டி எழுத்துக்களா பல மொழிகள்ல குடுப்பாங்க, அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா. அப்புறம் அத தடவி அத எப்படி பண்றதுன்னு பாத்து ஒரு பயம் ரொம்ப பயத்தோட தான் அத வந்து அணுகுவோம் நம்ம புதுசா ஒரு க கிரைண்டர் வாங்குன காலம்லாம் பாத்தீங்கன்னா, எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது தா ஆனா. அ இப்போ பாத்தீங்கன்னா, புது புது எலக்ட்ரானிக் சாதனங்கள் வந்திருக்கு. எல்லாமே வந்து யூடியூப்ல என்ன போடுறான்னா, அந்த பெட்டிய எப்படி பிரிக்கிறது? அத வந்து எப்படி இணைக்கிறது ஒரு ஒரு பார்ட் டையும் இணச்சு முடிச்சு, எப்படி பயன்படுத்துறது? எல்லாமே போட்டுருக்கான். இப்ப வந்து அந்த தலைவலியெல்லாம் இப்ப எனக்கு கெடையவே கெடையாது. அந்த புது பொருள்கள வாங்குனா பயன்படுத்தணுமா? சரி இருக்கவே இருக்கு, யூடியூப்னு உடனே பண்ணீறேன். இது போக பாத்தீங்க ம்.
ம். சரி. ஆமா ஆமா. ம். ஆமா. கண்டிப்பா. ஆமா. ம். ஆமா. கண்டிப்பா. இப்ப இப்ப இந்த இதுல இப்ப செலவழக்கிறது வந்து, சமையல்ல வந்து, நேரத்த வந்து செலவழிக்கிறீங்க. அதுனால எனக்கு வந்து, அது அதுக்கு எனக்கு வந்து ஒரு உபயோகமா இருக்குங்க. அ 2வது பாத்தீங்கன்னா, ஒரு பொருள வந்து பிரிச்சு அத எப்படி வந்து, அ அது வந்து ஆப்ரேட் பண்ணணுங்கறது வந்து, அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2 பாத்தீங்கன்னா, இப்ப உங்க குழந்தைக்கு அதுல வந்து எதாவது படிக்கிற விஷயமா? எதுவா இருக்கட்டும்? அத பாத்து நான் சொல்லிக் குடுக்குறேங்க! அப்டிங்கிற மாரிலாம் எதாவது அதுல நேரம் செலவழிக்கிறீங்களா? அது ஒ அது உங்களுக்கு எவ்ளோ நல்லதா இருக்கு.
ம். ஆ படிக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா வந்து, என்னென்ன புது புது கல்வி முறை வந்திருக்கு, அப்டிங்கிறத, அதுல தான் தெரிஞ்சுக்குவோம். இப்போ 12 முடிச்சா என்ன படிக்கலாம்? என்னென்ன நுழைவு தேர்வெல்லாம் எழுதலாம்? அதெல்லாம் கூட, அதுல தான் இருக்கு. நீங்க வந்து என்ன வ எங்க வந்து இந்த பயனுள்ளதுங்கிறது வந்து நம்ம நேரத்த வந்து பறிச்சுக்குது. அப்டிங்கிறக் இதுக்கு போறோம் அப்டின்னு பாத்தீங்கன்னா, எந்நேரமும் புதுமை புதுமைன்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்கும்போது, இந்த இணையத்தில வந்து புது புதுசா காமிக்கிறாங்களா! அத நம்ம பாத்து பாத்து நம்ம ஓட மூளை வந்து பழகிருது. புதுமைய பாக்கறதுக்கு. இப்போ, வேலை இல்லாம நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், 1 மணி நேரம். அந்த நேரத்தில வந்து என்ன பண்றது? ஒரு புதுமைய தேட்றதுக்காக இணையத்துக்கு போவேன். ஆனா, அதுக்கு ஒண்ணுமே எனக்கும் தேவை இருக்காது. அதுலயும் வந்து பயனுள்ளது எதுவுமே வராது. நான் என்ன பண்றேன்னா, தேவையில்லாத பக்கங்களை எல்லாம் போய் திருப்பி பாத்துக்கிட்டு இருப்பேன். தேவையில்லாத யூடியூப் வீடியோ. அது வந்து உண்மையிலே எனக்கு 1 ரூபாய் கூட பயன் இருக்காது. <laughs> யாரையோ பத்தி சுவாரஸ்யமா போட்டுருப்பாங்க. இந்த நடிகருக்கு இந்த எடத்துல இப்படி ஆயிடுச்சு! அந்த நடிகைக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. அவங்க குடும்ப கதையினால எனக்கு வந்து பெரிய லாபம் ஒண்ணும் கெடையாது.
சரி. ம். ம். ம். ஆமா. ஆமா, கண்டிப்பா. ம். ம். சேரி. ம். ம். சேரி. ம். சேரி, சேரி. ம். கண்டிப்பா.